இப்போ பொதுவா பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து அ நிறைய பேருக்கும் பழக்கம் வந்து இருக்கும். அது நல்லதாவும் இருக்கும். கெட்டதாவும் இருக்கும். அது வந்து ஒரு சிலர் வந்து எவ்ளோதான் நம்ம மாத்த நினைச்சாலும், அது வந்து மாற முடியல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இத ஒரு பழக்கம் இருக்கு. அது வந்து என்னால மாத்திக்க முடியல. இல்ல இந்த மாதிரிலாம் மா மாறுனேன், அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து நடந்திருக்கா? அத என்னோட பகிர முடியுமா?
கண்டிப்பாங்க. அ பழக்கன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நல்ல பழக்கமா கூட இருக்கலாம். கெட்ட பழக்கமா இருக்கலாம். இல்ல ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம அத மாத்த ட்ரை பண்ணும்போது முயற்சி பண்ணும்போது, வர தடைகள் அப்படினா ரொம்ப இதா இருக்கும். அது ஆரம்பிக்கும்போதும், ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்போ எப்படி எப்படி பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கும் வந்து, இப்ப எல்லாருமே சொல்ற விஷயம் தான். காலையில ஏந்திரிக்கணும், தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க.
ஆமா.
அப்புறம் கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணணுன்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி, புத்தகங்கள் படிக்கணும், இதுமாதிரி தொடர்ந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கவழக்கங்கள், நம்ப உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லோருக்குமே இருக்கும்.
ம்.
அது வந்து எனக்கு இருந்துச்சு, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா மத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்கும்.
அ. இதெல்லாம் நல்ல பழக்கம் தானே.
நல்ல பழக்கம்தாங்க. அந்த வந்து <inhales> ஆரம்பிக்கிறதுதான் கஷ்டமேங்க. <chuckles>
<chuckles> சரியா சொன்னீங்க.
அதாவது எந்த ஒரு பழக்கமும் உருவாகணும்னா ஒரு இருவத்தினோ 21 நாள் சொல்லுவாங்க.
ஓ! அதுக்குள்ள போறத்துக்குன்றீங்களா. இல்லை அப்படியே கான்ஸ்டன்ட்டா கொண்டு போறேன்.
ஆமா. அந் <chuckles> ஆமா, ஆமா, <inhales> அந்த பழக்கத்தை நீங்க வந்து 21 நாள் நீங்க வந்து கடைப்பிடிச்சா, <inhales> அதை வந்து நீங்க பழக்கமாக்கிக்கலாம் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு. அது காலம் காலமா சொல்றது ஒண்ணு.
ம். ம். சரி.
அதனால என்னா பண்ணேங்க, நான் வந்து ஒரு play storeல செயலின்னு ஒண்ணு இருக்கு. அத ஆப்புன்னு சொல்லுவாங்க.
எலினா எது? எத பத்
எப்படின்னா ஹாபிட் ட்ரேக்கர் அப்படின்னு சொல்லி, பழக்கவழக்கங்களோட அப்படின்னு சொல்லி.
ஓ!
அது என்னா பண்ணும்.
பரவால்லங்க. மத்தவங்க கண்டதையும் வந்து அப் பார்ப்பாங்க சர்ச் பண்ணி. நீங்க நல்ல பழக்கங்களையும் இப்படி தேடியிருக்கீங்க. பாராட்டுக்குரியது. ம்.
ஆமாங்க. <exhales> அதான் சொல்ல வரேன். அதுக்கப்பறம் என்ன ஆச்சுன்னு சொல்ல வரேன் கண்டிப்பா. <breath> இதை வந்து நான் இறக்குவேன், திருப்பியும் வந்து ஒரு 3 நாள் 4 நாளுங்க. அதை வந்து பயங்கரமா நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லாமே டிக் பண்ணி, டிக் பண்ணி எல்லாமே முடிச்சுருவேன்.
<laughs> அ. ம். அதில எந்தெந்த மாதிரியான இது பண்ண சொல்லுவாங்க? இப்படிலாம் பண்ணணும்னு.
அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ப வந்து ஒரு விஷயம் உருவாக்கணும். அங்கே வந்து டைப் போடணும். எப்படின்னா நான் முதல் பழக்கம்னா நான் கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ காலில எழுந்தருக்கையா ஒரு டிக்கு. அது வந்து மாத கணக்கில வந்து, ஓ! இத்தன டிக் வந்திருக்கு இத்தன நாள் நீங்க வந்து கடை பிடிக்கல, அப்படின்ற மாரி இருக்கும்.
அ. ம். ஓ! புரியுது அ.
சில டைம் வந்து, அதுவே வந்து இப்போ அலாரம் வச்சது மாரி, அதே ரிமைண்ட் கொடுத்துடும். படி இந்த நேரத்தில இத பண்ணணும். நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்ற மாரிங்க.
ம். ம்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதை ரொம்ப வருஷமா வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து எந்த ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்றேங்க! அத வந்து பதிவிறக்கம் பண்ணுவேன். அத கடை 3 நாள், 4 நாள் கடைப்பிடிப்பேன். அதுக்கப்புறம் வுட்டுருவேன்.
ஆ.
அது வந்து அப்படியே
ஏன் அப்படி உங்களுக்கு, அது வந்து பாதியிலேயே உட்டறீங்க? அதோட ஆர்வம் இல்லையா இல்ல, வேறு வேறு எதனால?
ஆர்வம் வந்து திடீர்னு இருக்கு, ஒரு அதான் ஒரு பழக்கம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஒரு ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பா இருக்கு. ஆனா அது ஏன்னோ எதுவோ தெரியல. நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல வந்து எதனாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பிப்போம். இப்போ உடற்பயிற்சின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து காசு கட்டி நானும் காசு கட்டியிருக்கேன். வந்து ஒரு 3 நாள், 4 நாள் போவாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, வேலை பளுவா இல்ல அதுவ இல்ல என்ன பண்ணுறது? காசு வேற கட்டிட்டேன் போ முடியல! அப்படின்ற மாரி அந்த மாற்றத்தை பழக்கத்த மாத்திப்பாங்க.
ஆ. ஆமா. ம். ஆமா.
ஸோ, எனக்கு இன்ன பழக்கன்னா, இத வந்து இறக்கணும், அத பண்ணணுன்ட்டு, இதே ஒரு 16 டைம் பண்ணிட்டேங்க.
அச்சிச்சோ!
அதாவது இன்னும் கொஞ்சம் பண்ணா எனக்கு இதுவே பழக்கமாயிடும். அடிக்கடி இத இறக்கறது, போறது பண்றது அதுக்கப்புறம் உட்டுறது. ஸோ, அதனாலங்க அந்த ம் பழக்கம்ன்றது என்னன்னா, இப்போ வந்து மாறாத பழக்க ஒன்றிருக்கும். இப்போ மாறாத பழக்கம்னா நம்ம வந்து நேரத்தை வினடிச்சுட்டு இருப்போம் சில சமயங்கள்ல அந் ஆமாங்க. அத வந்து இதான் மாறாத பழக்கன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா எப்பயுமே நம்ம வருவோம், நம்ம வேலையை முடிச்சுட்டா வந்து ஒரு தொலைபேசி எடுத்து வந்து பார்ப்போம். இல்ல ஒரு வந்து டிவி பார்த்து வேஸ்ட்டு பண்ணுவோம். அது சில சமயங்கள்லங்க, நம்ம வேலைய தாண்டி அ தொலைபேசிலே நம்ம வந்து நேரம் ரொம்ப கழிஞ்சிடும்ங்க. எப்படின்னு பாத்தீங்கனா
அ. ம். ஆமா. பயனுள்ளதா இல்லாம. செலவிட்றோம். ம்.
திடீர்னு பார்த்தா நேரம் இப்படி இருக்கும் அதுக்குள்ளாரே ஒ ஒரு, 1 மணி நேரம் தாண்டிடும். பாத்தா இரண்
ஆமாங்க. ஒரு சிலர் வந்து அந்த அ தொலைபேசிய பார்த்துட்டே சாப்பிட கூட மாட்டாங்க, அந்த நேரங்களே கடந்து கூட அந்த அளவு முழுகி கூட பார்ப்பாங்க.
ஆமாம். ஆமா, ஆமாங்க. அதனால வந்து அவங்களுக்கே தெரியாம, அந்த பழக்கத்துக்குள்ள போயிறாங்க. அந்த 21 நாள்ன்றது வந்து, அது நாள் அதிகமாகிட்டு அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க அதில.
ம்.
ம். இது மாரி வந்து, எனக்கு என்னன்னா எதனாச்சும் ஒரு நம்ம உடம்ப பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, என்னோட வ அப்பா, அம்மா வந்து இப்போ வந்து உ 60 வயசுக்கு மேல ஆனவங்க தாங்க. இப்ப அவங்க உடம்ப பார்த்துக்கறதுக்கு, காலையில எந்துருச்சி நடைப்பயிற்சி பண்ணுறாங்க.
ம். பாருங்க, இந்த வயசுலயுமேவா?
இந்த வயஸ்லமே காலைல ஒரு ஆ ஒரு 6 மணிக்கு எந்திச்சி 2 பேருமே போயிடுவாங்க. வாக்கிங் போய்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்னையும் சொல்லுவாங்க. அ வீட்டில வந்து வெளிய நடக்க முடியல்லனாலும் பரவால்ல. வீட்டில த்ரெட்மில் சொல்லி அந்த நடைப்பயிற்சி சாதனம் இருக்கும்.
ஓ! நல்ல விஷயம். <chuckles> ஆ, ஆ.
அதையாச்சும் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையும் 2 நாள் பண்ணி விட்டுருவேன்.
<chuckles>
இது மாரி தான்.
எதுனால? ஒரு எதுனால உங்களுக்கு அதில அது எந்திரிச்சி எதுக்கு பண்ணணும், அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனமா? இல்ல எதுனால அப்படி தவிர்த்திங்க? <chuckles>
ஆமாங் இல்ல, ஒரு திடீர்னு ஆர்வம் வரும். <inhales> அது வந்து அதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும்.
ம். ம்.
ஏன்னா, எந்த ஒரு ஆர்வமும் பழக்கம் இல்லாம, அதை ஒரு பழக்கமா நம்ம மாத்தலைன்னா அது கண்டிப்பா போய்ரும். <sneezes>
ஆமா. சரியா சொன்னீங்க.
<inhales> அதனால நம்ம ஆர்வோன்றது எல்லாருக்குமே இருக்கும். எல்லோருக்குமே எதனாச்சும் ஒண்ணு பண்ணணும். கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும். <inhales> இந்த ஆங்கிலத்தில கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. <inhales> யாரு தொடர்ந்து அத பண்ணீட்டே இருக்காங்களோ, கண்டிப்பா அத அவங்க வந்து கடை புடுச்சுடுவாங்க.
ம். ஆமாமா. வெற்றி அடைவாங்க. அ. நீங்க சொல்றது ஞாபகம் வருது. ஒரு சிலவங்களலாம் வந்து இந்த துவண்டுறாங்கன்னு பாருங்க. அ எதாவது, காசு விஷயத்திலயா இருக்கணும், ரொம்ப வறுமையில் கோட்டின் கீழ இருப்பாங்க. அவங்கலாம் வந்து அ நம்ம இதில ஒரு சாதிக்கணும் அப்படின்னு இலக்க நோக்கி போறாங்கன்னா, அவங்களலாம் வந்து ஒரு வாழ்க்கையில அடிபட்டாலும் சரி, அதில மீண்டு மீண்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து கொண்டு போய் அவங்க இந்த இலக்க வந்து அடைவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளும் ஏன் இந்த மாதிரி பழக்கத்த வந்து மேற்கொள்ள மாட்றோம்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சின்ன விஷயங்கள்னாலயா, என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கறீங்க?
ஆமாங்க. ஆமாங்க. <laughs> ஆமாங்க. இது வந்து நானும் இது போய்ட்டே இருந்துச்சு. <inhales> அதுக்கப்புறம் எனக்கு வந்து. சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்டின்ற ஒரு புத்தகத்த படிக்க ஆரம்பிச்சேன்.
ம். ஓ! நீங்க புத்தகம்லாம் படிப்பீங்களா?
ஆமாங்க. அது மாரி புத்தகமும் வாங்குவேன். <inhales> படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள்ல எங்க போகணும் தெரியாது. <breath>
நல்ல விஷயம். ஆ. படிச்சு முடிச்சுட்டா, இல்ல படிக்கிறதுக்கு முன்னாடியேவா?
படிச்சு, ஆரம்பிச்சுச்சு முடிச்சிருப்பேன். இப்ப இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள், நான் ஒரு 1 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன்.
ஆ, ஆ.
ஆனா, இப்ப தான் நான் வந்து படிச்சிட்டே இருக்கேன்.
<laughs> ஏன் அப்ப நேரம் கிடைக்கலையா?
அ. ஆமா. அது நேரம் கிடைச்சாலுமே சரி. இப்ப இது வந்து 2 விஷயம் இருக்குங்க. இப்ப புத்தகம் படிக்கிறது, 1 தொலைபேசி பாக்கறது. எது வந்து நம்மளுக்கு வந்து சுலபமான ஒரு பழக்கமா இருக்கும். <chuckles> அதை நோக்கி நம்ம போயிடுவோம்
அ. சரியா சொன்னீங்க.
இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு அ எல்லாத்துலையுமே ஒரு ஆப்ஷன் வைக்கலாங்க. ஒரு படிப்பு, விளையாட்டுன்னா, விளையாட்டுக்கு போவோம். <laughs> அது மாரி வந்துங்க, நம்மளே நம்மளுக்குள்ள வந்து இது கடினமானது, இது வந்து சுலபமானது, இது சந்தோஷத்த தருன்னு சொல்லி அந்த பழக்கத்த நம்ம உருவாக்கிறோம்.
ஆமா. ம். ஆமா.
ஆனா, எது கடினமா இருக்கோ அத நம்ம சுலபமாக்கிட்டா, அத மாரி ஒரு நல்ல பழக்கத்த நம்ம வாழ்க்கையில வந்து அவ்ளோ சுலபமா கத்துக்க முடியாதுன்றத நான் நம்புறன். <sighs> அதாவது,
ம். அது நல்ல விதமா பார்க்குற விதத்துல தான் இருக்கு நமக்கு. ஆனா, அது ஏதோ ஒண்ணு தவிர்க்குது. <chuckles>
ஆமாங்க. ஆமாங்க. அப்புறமே நான் இர் இப்ப நம்ம என்ன பண்ணணுண்னா, இப்ப அந்த புக்கத்தோ புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புத்தகத்தில என்ன சொல்லியிருக்குன்னா? சின்னஞ்சிறு பழக்கங்கள். அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்த முடியாது.
ம்.
இப்போ வந்து நாளைக்கே அந்த நாட்டை மாத்தணுன்னா முடியாது. இப்போ நாளைக்கே நீ வந்து எக்ஸாம் எழுதனுனா முடியாது. சின்ன சின்னதா ஆரம்பி. உன் வாழ்க்கையில நீ உன் இலக்கு வந்து சின்னதா கூட இருக்கலாம்.
ம்.
ஒண்ணும் இல்ல, இந்த டெய்லிக்கும் நம்ம இங்கே போய்ட்டு வரணுன்ற ஒரு இலக்கா கூட இருக்கலாம். அதை வந்து சின்ன சின்னதா ஆரம்பி. எடுத்த உடனே பெருசா போட்டா, அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு, நம்ம டயர்டாயிடுவோம். எப்பிடி சொல்றதுன்னா? அந்த ஒரு சலிப்பு தன்மை வந்துரும்.
ஆமா. தயக்கம் ஏற்படும். இவ்ளோ பேர் இவ்ளோ இது, நம்ம முடியாது. இந்த உதாரணத்துக்கு இந்த கவர்மெண்ட் வேலைலாம், படிச்சு எழுதுவாங்க பாருங்க! அதெல்லாம் வ நல்ல கஷ்டமா தான் இருக்கும்.
ம். கண்டிப்பா. ஆமாங்க. அது மாதிரி அந்த புத்தகத்தில என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, சின்ன சின்னதா ஆரம்பி. இப்போ வந்து நீ வந்து உடற்பயிற்சி மையத்துக்கு போணுன்னு ஆசைப்பட்டன்னா, <inhales> அடுத்த நாளே உடற்பயிற்சி மையத்துக்கு போவாத.
ம்.
நீ என்ன பண்ணுனா, எ எழுந்துருச்சு ஃபஸ்ட்டு உக்காரு. அந்த பழக்கத்த வந்து ஒரு ஒரு வாரம் 10 நாள் பண்ணு.
ஓ! ம்.
இப்ப வந்து 7 மணிக்கு உடற்பயிற்சி மையத்துக்கு போணும்னா, ஒரு ஒரு வாரம் 6 மணிக்கே எழுந்திரிக்க பழகிக்கோ. ஃபர்ஸ்ட்டு அந்தந்த பழக்கத்த உண்டு பண்ணு. அப்புறம் இப்போ எப்படி நாங்க, இப்போ நம்ம ட்வெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதினா என்ன பண்ணுவோம். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா பள்ளிக்கு போயிட்டு 1 வகுப்பு, 2 வகுப்பு, 3 வகுப்பு அப்படின்னு, அத முடிச்சிட்டு தான் நம்ம வந்து ஒரு பொது தேர்வுக்கே போ முடியும். இப்போ என் பையன் நல்லா படிக்கிறான் அதனால வந்து இது நா நாளைக்கே வந்து அவன பொது தேர்வுல பண்ண முடியாது.
ஆமா. கண்டிப்பா. <laughs> நல்ல உதாரணம்ங்க.
அதனால இது. எல்லாமேங்க, சின்ன சின்னதா ஆரம்பிக்கிற பழக்கம் தான். சில பேர் வந்து மது பழக்கம்ன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து அவங்க எப்படி மாத்திக்க முடியாதுன்னா, சின்ன சின்னதா ஆரம்பிப்பாங்க. சரி எப்பனாச்சும் ஒரு வாரத்தில ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, சரி வாரத்தில ஒரு நாள் தானே, அப்படியே நடுவுலலாம் இருக்கு ஒரு ஃபங்ஷன் வருது, ஒரு நண்பர்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சது.
ம். ம்.
ஒரு கட்டத்தில, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அவங்களால அது சாப்பிடாம இருக்க முடியாதுன்ற மாதிரிக்க வந்துருங்க.
ஆமாங்க. அதை அடிக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி.
ம், ஆமா. இப்போ வந்து இந்த அடிக்ஷன்றது வந்து, ஒரே நாள்ல வந்து நடக்குறதில்லங்க. இப்ப யாருமே வந்து ஒரே நாள்ல கொ ம் வந்து சாப்ட்டு, அடுத்த நாளே அது இல்லன்னா ஒரு மாரி கை, கால்லாம் நடுங்குதுன்னு சொல்றதில்ல. அதாவது, கெட்ட பழக்கமும் சரி, நல்ல பழக்கமும் சரி சின்னஞ், சின்ன ஒரு அடிக்கல் நாட்டிட்டு போனா தான். இப்போ ஒரு பில்டிங் பெரிய பில்டிங்னா, ஒரு எத்தன கல்லு வேணும்? எத்தன ஜல்லி வேணும்? சின்ன, சின்னதா எல்லாத்தையும் சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா தான், ஒரு முழுமை அடையும்.
ஆமா. ம். ம். ஆமா, சரியா சொன்னீங்க. <chuckles>
<chuckles> அதுமாரி, நம்ப வந்து ஒரு ஆசப்படுறோன்னா, அது கொஞ்சம், கொஞ்சமான ஒரு எண்ணலைகளா, நம்ம வந்து பண்ணனும், ஆரம்பிக்கணுங்க. இப்ப வந்து, நடைப்பயிற்சி நான் பண்ணணும்னு பண்ணி, 2 நாள் பண்ணி, 3 நாள் வுடுறதில்ல. <smacks lips> ஃபஸ்ட்டு நான் என்ன, இப்ப நான் என்ன தெரியுமா பண்ணேங்க? இது வந்து என் வாழ்க்கைல, ஒரு பழக்கத்த உருவாக்க நான் ஆரம்பிச்சேன்.
ஆமா. ம்.
எப்டின்னாங்க, இப்ப எனக்கு உடற்பயிற்சி பண்ணுன்னு வந்து, ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப வந்து, அந்த உடற்பயிற்சி பண்றதுக்கு வந்து ஒரு, 1 நாளோ, 2 நாளோல பண்ணி வு உட்றது கிடையாது. ஆனா அந்த புத்தகத்துல என்ன வந்துச்சுன்னா, நீ எழுந்ச்சு உட்காரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்னா, நீ வந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேணாம். நீ வந்து ஒரு அ 5 ஒரு அப்படியே ஒரு 2 நிமிஷம்.
சரி.
அதாவது வந்து, ஒரு 60 செகண்ட்ஸ் செஞ்சா போதும்.. எப்படின்னா, எந்திரிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அதுக்கப்புறம் அ, தேங்க்ஸ் சொல்லிட்டு, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து, கீழே குனிஞ்சி எந்திச்சு, சும்மா இப்படிப்படி திரும்பி, அதுமாரி 1 நிமிஷம், 2 நிமிஷம் போதும். <smacks lips> அதுக்கு மேல பண்ணா, நீ யாருன்னு தெரியும். நீ வந்து, நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன இப்ப அப்படின்னு உட்டுருவ. <chuckles> ஆமா. இதான்
ஓ! ம். <chuckles> .சரியா சொன்னீங்க. அதான் நீ இப்ப நீங்க சொல்ற மாரி, படிப்படியா போறது தான் நல்லதுன்னு சொல்வேன். ஒரு சிலர்லாம் வந்து அ, நேர் டேரக்ட்டா வந்து, இந்த ஜிம்முனு 1 போவாங்க பாருங்க, அது உடனே வேகமா பண்ணுவாங்க. அந்த தசை பிடிக்கும்னு சொல்லி வலிப் இதாகும்ன்னுவாங்க. நல்லா அதுவும், நீங்க சொல்ற மாதிரி அவசர, அவசரமா போயி, நம்மளே வினைய தேடிக்கிட்ட மாதிரி ஆயிரும்.. <chuckles>
ஆமா. ஆமா. கண்டிப்பாங்க. அதான், நீங்க உட்காந்து தனியா கூட யோசிச்சு பாருங்க. ஒரு பழக்கம் எப்படி உருவாகுதுன்னா, கொஞ்சம், கொஞ்சமான அடிக்கல் நாட்டி தான், பெரிய பழக்கமா உருவாகும். அதேமாரிங்க, நம்ம இந்த பழக்கத்த நான் வந்து, பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு வந்து சலிப்பே தெரியல. ஏன்னா, நான் வந்து கடிமனா பண்லையே. ஒரு பழக்கத்த நான் கடிதனமா வந்து பண்ணா தான் எனக்கு வந்து, அதுக்கு வந்து சலிப்பு உண்டாகும். ஆனா, எனக்கு வந்து அது, ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்படி குனிஞ்சு எந்திரிக்றதுல, யாரு என்ன பண்ண போறா? யாரு பார்த்தாலும், என்ன பண்ண போறான்? <smacks lips> அப்ப எனக்கு ரொம்ப, சுலபம் ம மாத்திட்டேன். அந்த பழக்கத்தையே நான் வந்து பழகிட்டேங்க. அதுக்கப்றம் நான், இன்னொரு பழக்கத்த உருவாக்கணுன்னா, அதுக்கான வந்து பழக்கத்த உருவாக்குறதுக்காக, ஒரு சிலதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணுங்க. இப்ப நான் புத்தகம் படிக்க போறேன்னா, அது என் கண் முன்னாடியே வைக்கணும்.. முன்னாடிலாம் படிச்சிட்டு, வேறெங்கன்னா வச்சுருவேன். இப்ப என்ன பண்றேன், என்னோட மேசை மேலேயே வச்சுருவேன். என்னோட மேசை மேல இப்பக்கூட, ஒரு 3 புத்தகம் இருக்கு.
ம். ஆமா. ம். ஓ! ம். ம். ஓ! ஓஹோஹ!
இப்ப என்ன பண்ணுவோண்னா, 1 நாள், 2 நாள்ல அந்த புத்தகத்தப் பார்த்து படிக்கலனாகூட, <inhales> எதுக்குடா அந்த புத்தகம் இருக்கு. நம்ம அத பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரணும் நம்மளுக்கு. <inhales> ஒரு ஊருக்கு நம்ப
ம். <tsk> அது பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆசை தோணும், படிக்கணுனு தோணுன்றீங்க.
ஆமாங்க. அது எப்படின்னா, அது வந்து விசித்திரமா இருக்கும். எப்பிடின்னா, நம்ம பார்க்குறமாரியே வச்சுக்கணும். அது நம்ம பார்க்கிறமாரி வச்சுன்னா, கண்டிப்பா அந்த பழக்கத்துக்குள்ள போவோம்.
ஓ!
இது வந்து ஒரு குடிப்பழக்கம் வந்துருக்குன்னா, 1டு அத அதுக்கான நண்பர்கள வந்து கட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது பாக்காத மாரி எடுத்து சொல்லுவாங்க.
ஆமா. தூண்டுதலே அவுங்க தானே.
ஆமாங்க. இப்ப அது வந்து சுத்தமா அந்த நண்பர்கள் கட் பண்ட்டாலே, அவுங்களுக்கு வந்து அந்த பழக்கத்த வந்து மாறிடுவாங்க. <inhales> அதுமாரி ஒரு பழக்கத்த நீக்கணுனாலும் சரி, ஒரு பழக்கத்த உருவாக்கணும்னாலும் சரி, அது மாறாத பழக்கத்த வந்து புதுசா வந்து மாத்தி நம்ம பண்ணணும்னாலும் சரி, நம்மளுக்கு வந்து அது வந்து வெளிப்படையா இருக்கிறமாரி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது
ம். ம். சின்னஞ்சிறுல இருந்து ஆரம்பிக்கணுன்னு சொல்றீங்க.
ஆமாங்க. <inhales> இப்போ வந்து அந்த புத்தகத்தில ஒரு எ 150 பக்கம் முடிச்சிட்டங்க. இப்ப நான் என்ன பண்ணேண்னா, அந்த புத்தகம் வந்து ஒரே நாள்ல 4, 5 பக்கம் படுச்சு விட்டேன். <inhales> இப்போ என்ன பண்ணியிருங்கன்னா, ஒரு நாட்கள்ல ஒரு 2 பக்கம் போதும் அவ்ளோதான். அது உனக்கு நேரம் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. தயவுசெஞ்சு இந்த 2 பக்கத்துக்கு மேலே போவாது. அப்ப அந்த 2 பக்கம்ன்றது வந்து, எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்குது. 2 பக்கம் தான, <tsk> அது ஒரு சுலபமானத ஆக்கிர்லாம் அந்த பழக்கத்த. என்ன வேல இருந்தாலும் 2 பக்கம் தானே! ஒண்ணும் ஆக போறதில்ல, உட்காந்து படி அப்பிடின்றமாரி ஆயிடுதுங்க. இதுதான் வந்து
ம். ஓ! ம். ஆமா. ம். ஓ! பரவாயில்லங்க. எவ்வளோ பெரிய மாற்றம்!
இதுதாங்க என்னோட பழக்கத்தை மாத்தக்கூடிய <inhales> ஒரு சாதனமா நான் கருதுகிறேங்க.
ம். ஆமா. நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து எங்கிட்ட இந்தமாரி உங்களோட ப என்னென்னலாம் வந்து நான் பண்ணேன், ஒரு க கஷ்டமா இருந்து, ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில. அதுக்கப்பறம் கொஞ்ச கொஞ்சமா நான் வந்து அத முயற்சி செஞ்சு, இப்ப வந்து நல்லா அதை கொண்டு போயிட்டுருக்கேன்னு வந்து, என்ட்ட ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி.
உங்கள்ட்ட பேசினதும் நானும் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேங்க. நன்றி.